என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, நான் விமானத்தில ஏதோ எனக்கு வரு ஒரு அறுவை சிகிச்சை நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு விமான பயணம் மேற்கொண்டேன். அப்போ அந்த மாதிரி நேரத்தில பார்த்தீங்கன்னா, வந்து எனக்கு வந்து ஐயோ ரொம்ப பாசமா அதான் அடிக்கடி போய்ட்டு வர போறோம்ல, அதனால வந்து எனக்கு வந்து நான் எக்கானமி அப்படிங்கிற ஒரு கிளாஸில தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு அன்னைக்கு வந்து ஒன் சின்னு நெனைக்கிறேன். இந்த சீட்டு நம்பர் அப்போ பிஸ்னஸ் கிளாஸ் தந்துட்டாங்க.
சரி. சரி. ஓ! எதனால அந்த சர்ஜரி பண்ணியிருந்தீங்களே அதனாலயா?
எதனால தந்தாங்கன்னு எனக்கு இன்னைய வரைக்கும் புரியல, அது வேற விஷயம். <laughs> அதனால தான் அவங்க சொன்னாங்க "அதான் உங்களுக்கு பரவாயில்ல. நீங்க வந்து கொஞ்சம் வந்து நல்லா இது மாதிரி இதில என்ன ட்ரிப் எல்லாம் நிறைய நாள் முன்னாடி வந்து இது பண்ணியிருக்கிறேன், புக் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறதுனால வந்து குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன்." <laughs> அதனால ஏதோ என் மேல கொஞ்சம் பாசமும் பணிவும் வந்துருச்சு அவுங்களுக்கு குடுத்துட்டாங்க. குடுத்துட்ட போது நான் போய் உட்காருறேன் சீட்ல. எனக்கு வந்து இந்த வெளிநாடு போறத பத்தி யோசிக்கும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம். எல்லாம் வந்து இந்த அதுவும் நான் போனது வந்து கல்ஃப் அங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒண்ணு முகம் இந்த அ ஆடையால வந்து இது பண்ணியிருக்கா இந்த இது பரத்தா இருக்கு இல்லைங்களா? பெண்கள்லாம் அப்டி இருப்பாங்க, "ஆண்கள்லாம் எப்டி இருப்பாங்க?" இத எல்லாமே நான் படிச்சிருக்கேன் நானு.
ஓஹோ! ம்ஹும். ஓஹ்! ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால. ஆ. ம்ஹும். ம்ஹும். ம்ஹும். ஆமா, ஆமா. ம்ஹும்.
ஆ நான் வந்து எனக்கு அதனால வந்து யார பார்த்தாலும் பயம். என்ன பேசும் தென்னாலி மாரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். <laughs>
<laughs> ஆமா, இவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அவங்க அந்த முக ஜாடைய வச்சோ, அந்த அந்த உடல் மொழின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாடி லேங்குவேஜ பார்க்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனா, ஃபுல்லி கவர்ல இருப்பாங்க. அப்போ பயம் தான்.
ஆமாங்க. <laughs> ஆ ஆமா. அத வெச்சு போட்டோ வேற, அது வேற விஷயம். <laughs>
<laughs> ஆமா, அந்த புகைப்படம்லாம் எடுத்தா எப்டி பார்ப்பாங்க? அது என்ன பர்ப்பஸ்காக எடுக்கிறாங்கன்னே தெரியல.
<laughs> <chuckles> அந்த மாரி இருந்துச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, இவர் பக்கத்தில ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. பார்த்தா வந்து தமிழன்னா வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுமே. அந்த ரத்தத்தில வந்து ஒரு வேகம், விவேகம் எல்லாமே கலந்திருக்கும். இல்லையா? அப்போ பக்கத்தில ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. அந்த மாரி ஒரு கூட பயணிக்கிறதுக்கு. அப்போ வந்து நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து நாங்க வந்து அறிமுகம்னோம். அறிக அறிமுகமாகிட்டு நாங்க வந்து அவர் ஃபர்ஸ்ட்டு கேட்டாரு "எங்க பாப்பா? எங்க இருக்கீங்க? அங்க ஊரில தமிழ்நாடா நீங்க?" அப்படீன்னு அவர் கேட்டாரு. நான் "நீங்க தமிழா? அப்பா நிம்மதி!" அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். கடைசியில இந்த பயணத்தின் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவர் என்னுடைய கணவருடைய ஒரு இது அவரோட பாஸ் முதலாளின்னு.
<laughs> நிச்சயமா. ம்ஹ்ம்.